இப்போ, எங்க ஊர்ல வந்துட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. எங்க வீட்ல மாடு, கன்னு எல்லாம் இருந்துச்சு. அதனால எப்பயமே மாட்டுப் பொங்கல் அப்பதான் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. ஆட்டுக்குட்டி இருக்கு. நாங்க ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் கொம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு உட்டு, குளிச்சு உட்டு, அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷம்
ஓ! சரிங்க. ம். சூப்பருங்க, நானுமே பண்ணிருக்கேன். ஓ! சூப்பர்.
சந்தோஷமா போயி, தோட்டத்துக்கு போயெல்லாம் வைப்பாங்க. ஆ, கல்லூரி போனதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொங்கலுக்கு வந்துட்டு என்னால ஊருக்குப் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. ஆ, பேருந்து கிடைக்கல, ஆ, 3 நாள்தான் விடுமுறை அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, 1 நாள் போய், 1 வரதுக்கு நம்ம ஏன் ஊருக்குப் போகணும்? அப்படீங்கற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிட்டிருந்தேன். அப்போ வந்து என்னோட தோழி வந்துட்டு, அவங்க வீடு கிட்டதான் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க வீட்டுக்கு வர சொல்ட்டாங்க. சரின்னு சொல்லி நான் காலையிலே கெளம்பி, அவங்களோட ஸ்டாப் ரொம்ப கிட்ட. என்னோட கல்லூரியில இருந்து அவங்க வீடு அவங்க டேஸ்காலர் ஒரு 4 கிலோமீட்டர்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. நான் போய் அங்க போனேன். அப்புறம் அவங்க குடும்பத்துல எல்லார்த்துக்கும் வந்து என்ன அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்ல ஒரு வ் நாய்க்குட்டி இருந்துச்சு. அது பேரு வந்து ஸேடோ அதுக்கு என்ன என்ன பாத்ததும் ரொம்ப புடிச்சு போயிருச்சு. அது கூட விளையாண்டுட்டுலாம் இருந்தேன். அவங்க கிட்டத்தட்ட நாங்க இருந்தது வந்து ஒரு கொங்கு மண்டலத்துல எங்க ஊரு. இது வந்து ஒரு கடலோர மாவட்டம். அவங்களோட பொங்கல் வந்துட்டு நெறையா வித்தியாசங்கள் இருந்துச்சு. அவங்க படையல் வைக்கிறதாகட்டும், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து முந்திரி தோப்பு இருக்கு. அவங்க வீடு, வீட்ட சுத்தி முந்திரி தோப்பு. அவ்வளோ முந்திரி மரங்கள், அந்த மாதிரி நெறைய முந்திரி தோப்பு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு, இந்த முந்திரி பழம் அ, இருக்குல்ல, ம், முந்திரி பழம், முந்திரி கொட்ட இருக்கும். பழத்திருக்கும், பழத்துக்குக் கீழ வந்து அந்த முந்திரி கொட்ட வந்து தொங்கும். ந நம்ம வந்துட்டு, அது நல்லா காஞ்சதுக்கப்புறம், அத வந்து சுட்டு ஒடச்சாங்கன்னா உள்ள இருந்து முந்திரி வரும். அந் அந்த முந்திரிதான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா, அது வந்து அந்த வளரப்பயே வந்துட்டு, அது ஒரு மாதிரி காயா இருக்கப்பயே வந்துட்டு அத வந்து பறிச்சீங்கன்னா, அது வந்து எப்படி இருக்குன்னா, பாதாம் ஊற வச்சா
சரிங்க, ம். சரிங்க. சரிங்க. சரிங்க. ஓ! சூப்பர். ஓ! சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங்க. ஆ, புரியுது, புரியுது. ஆமாமா. ஓகேங்க ஓகே. ம். இந்த மேல செவப்பு கலர்ல இருக்கும். இல்லைங்களா?
அது வந்து பழங்க. நான் அந்த கீழ இருக்குற அந்த முந்திரி வெதைய சொல்றேன். அது எப்படி இருக்கும்னா, இந்த இந்த பாதாம் ஊற வச்சதுக்கப்புறம் கடிச்சா, அது ஒரு மாதிரி இருக்கும்ல்ல ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கும்ல்ல. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இருக்கு. அவங்க அதையும் அதையும் வெங்காயம் எல்லாம் வெச்சு அத வச்சு ஒரு தொக்கு மாதிரி ஒண்ணு பண்ணி இருந்தாங்க. அவங்களால. நம்மல்லாம் இங்க நெல்லு, அரிசி பொங்கல் அப்டித்தானே வெப்போம். அவங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. வெண் பொங்கல் வச்சிருந்தாங்க, சக்கரை பொங்கல் வச்சிருந்தாங்க நாங்க பொங்கல் வச்சோம். நாங்க போயிட்டு கோலம்லாம் வந்துட்டு போட்டோம், அவங்க வீட்ல. காலையில கோலம்லாம் நாங்க தான் வந்துட்டு போட்டோம். ஆ, எ எங்க எல்லார்த்துக்குமே வந்துட்டு
ஓகே. ஓ! ஆமாங்க. ஓ! ஓ! புதுசா இருக்குங்க! ஆ. சரிங்க. ம். சூப்பருங்க. ம்.